அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான 2 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலேயும் பல்லு விலக்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பல்லு விலக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். தேவையில்லாத அழுக்குகள் வந்து குறிப்பா வந்து காலையில விலக்கறது கூட கொஞ்சம் தாமதித்து விலக்கிலாம், அது பிரச்சனை கிடையாது. அ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு கூட பல் விலக்குவாங்க, வாய் குப்பளிச்சிட்டு. அந்த மாதிரி பழக்கங்கள் கூட இருக்கு. ஆனா வந்து இரவு மிக நிச்சயமா பல் விலக்கணும். அப்ப அந்த பல்லை விலக்கறப்பையும் சேர்த்து நாக்கோட ஓரங்கள்ல இருக்கிற அழுக்கையும் நாம அதுக்குன்னு நாக்கில் போயிட்டு வரட்டு வரட்டுன்னு இழுத்தோம்னு வச்சுக்கோங்க, நாக்கு ஆமா. நாக்கு முழுவதும் புண்ணாகி போயிறும். அதனால் அந்த மாதிரி சுத்தம் பண்றத வந்து அதாவது நாக்கில நேரடியா போட்டு வரட்டு வரட்டுன்னுல்லாம் எப்போமே இழுக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கனா இந்த டீ, காஃபிய கொதிக்க கொதிக்க உள்ளே உத்துவாங்க பார்த்தீங்களா? அந்த இது. அந்த மாதிரி ஊத்தண்
ம்ஹ்ம். ம்ஹ்ம். அடடா. அவ்வளோதான், தண்ணி கூட குடிக்க முடியாது. <laughs> ம், ம். ஆமா. அது இப்போ அந்த கருநாக்கு வருதுன்னுலாம் சொல்லுவாங்கல்ல. நாக்கில கரும்புள்ளிகள் அங்க அங்க இருக்கும். நம்ம ஊர்களில வந்து, அந்த மாதிரி நாக்கு இருக்கிறவங்க எது சொன்னாலும் அப்படியே பளிச்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு மூடநம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அது எதனால வருது? இந்த சூடா சாப்பிட்றதுனாலையா?
ம். <laughs> அ, ஆமாமா. அது நம்பிக்கை இல் இல்ல, இல்ல. அது ஜெனடிக்ஸ்ல வர்றது. அது வந்து அவங்க அப்பாக்கோ, அம்மாக்கோ நிச்சயமா யாராவது இல்ல அவங்க மாமா, தாய் மாமா வகையில யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். அது ஜெனடிக்ஸ்ல டிரான்ஸ்பர் ஆகிற விஷயம். ஆனா வந்து இந்த இதில பார்த்தீங்கனா, இந்த கொதிக்க கொதிக்க காஃபி ஊத்துறத வந்து ஏதோ ஒரு பெரிய பெருமையா நினைச்சுக்குவாங்க நிறைய பேர். உண்மை என்னனா, நாக்குக்கு அது சுத்தமா பிடிக்காது, பொத்து போயிரும். ஒரு கட்டத்தில இவங்க அத தொடர்ந்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்க இருக்க என்ன ஆயிரும் அப்படின்னா, அது எந்த பகுதியில போய் அந்த கொதிக்கும் காஃபியோ இல்ல தேனீரோ போய் படுதோ, அந்த பகுதிக்கான சுவை மட்டும் தெரியாது. இத எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னா, வீட்ல வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். பாருங்க. எங்க அம்மா சமையல் செய்வாங்க. சரிங்களா? செஞ்சு வச்சுட்டு அவங்க இது பண்ணிட்டு போறப்ப வந்து என் தங்கச்சி வந்து அந்த காஃபிய சூடா குடிப்பா. குடிச்சு, குடிச்சு பழக்கம். அவ என்ன சொல்லுவான்னா "காரமே பத்தல" அப்படின்னு சொல்லி சொல்வா. நான் அப்படியே திரும்பி பார்ப்பேன்.
ம். ம். சரிங்க, சரி. <laughs> ம். சரி. ம்ஹ்ம். ஓ! இப்படி ஆயிருமா? அது. புரியுது, புரியுது, புரியுது. அதாவது அந்த டோசேஜ்ன்றது அதிகமானா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே தெரியும், அந்த அளவுக்கு ஆயிரும் நாக்கில.
ஆ, ஆமா. ஆமா, ஆமா. ரொம்ப பாதிக்கப்பட்டுறும்கிறப்ப, அங்க சுவை மொட்டுகள் வந்து செத்து போயிரும். இல்லைன்னா அதுக்கு முழுமையான ஒரு அத உணரும் திறன் அப்படின்றது இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து அடிபட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப.
ம். ம். புரியுது, புரியுது. அது அழகா சொன்னிங்க. இப்போ எனக்கு இன்னும் ஒரு கேள்வி முன்னாடிலேருந்தே இருக்கு. என்னென்னா, இப்போ காரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதிகப்படியான காரம் அப்படினா, அது எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து யோசிச்சு பார்க்க முடியுது. அது நம்மளால சாப்பிடவே முடியாது. ஆனா, அந்த இனிப்பு இருக்கு இல்லையா? ஒருவேள அதிகப்படியான, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படினா, அத உணர முடியுமா என்ன? எல்லாமே ஸ்வீட்டா தானே இருக்கும், எப்படி சாப்பிட்டாலும்? ஓரளவு அதுக்கு மேலே அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த "சர்க்கரை பந்தலில் தேன் மாறி" அப்படின்னா, பந்தலே சர்க்கரையில இருக்கும். தேன் மாறினா, தேன்ல மழை பெய்யுது. அது வந்து சா சாப்பிட்டா அது எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும்? அத நான் நினச்சு பார்க்கும்போது, இது எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு, அது வந்து என்னால யூகிக்க முடியாது. அப்படி எதும் இருக்கா என்ன? நான் கேட்கறது ரொம்ப அபத்தமான கேள்விதான்.
ஆமா. ம். இல்ல. ம். ம். ம். தித்திப்பு தான் அது இல்ல, இல்ல, இல்ல, இல்ல. அப்படி இல்ல, சரியா கேட்கிறீங்க. நீங்க அது அதுக்கு உங்க கிட்டயே பதில் இருக்கு. நீங்க அது என்ன பதில்ங்கறத நீங்க உணரல. இதில் என்னனா இப்ப காரம் அதிகமா இருக்குன்னா நீங்க அடுத்த வாய் சாப்பிட மாட்டீங்க இல்லைங்களா? இப்ப சர்க்கரை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தித்திப்பான சர்க்கரை பொங்கல் நான் வந்து கொ குடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு?
ஆமா.

ஆ அதுக்கு பேரு தான் உமாமி அப்பிடிங்கிறாங்க. டீப்லி பிளேவர்ஃபுல் அப்பிடின்னு ஆங்கிலத்தில சொல்றாங்க. இந்த விஷயத்த.
ஓ! அதுதானா! நான் புதுசா ஒரு சுவைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைச்சேன்.
ஆமா, ஆமா. அது புது சுவை தான். ஏன்னா, இப்ப நீங்க முந்தின நாள்
ம், மீன் குழம்புலாம் பழைய, பழைய சுவை.
மீன் குழம்பு, நீங்க புதிதாக வச்சு சாப்பிடுறதுக்கும், அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, பெரும்பாலும் நாம என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கிறோன்னா, அசைவ உணவு வகைகள் வாரத்தில 1 நாளோ! 2 நாளோ தான் பெருமா பெரும்பான்மையான வீடுகள் எடுத்துக்குறோம். அதுவும் வந்து நாம் ரொம்ப பழசெல்லாம் வச்சு சமைக்கிறது இல்ல. இல்லேங்களா! இதே வந்து, இதே வந்து ஆமா. இதே வந்து மேலை நாடுகள்ல பார்த்தீங்க, இல்ல ஜப்பனீஸ் போன்ற ஜப்பான் போன்ற கவுண்ட்ரிகள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்! அங்க வந்து பெரும்பாலும் இந்த பீஃப், போர்க் இதெல்லாம் வந்து சமைப்பாங்க. இதில அவுங்க என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, அந்த பீஃப் அ வந்து 48 மணி நேரம் சாஸ்ல வந்து மேரினேட் பண்ணுவாங்க. அந்த இதில. அப்போ வந்து மேரினேட் பண்ணிட்டு அதக்கப்புறம் அது வந்து கிரில் பண்றதோ! இல்ல அது சமைக்கிறக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நாம அந்த மாதிரி விஷயங்கள் கேள்வியே பட்டுருக்க மாட்டோம். அப்பிடி ஒரு விஷயம் இருக்கா அப்பிடின்னு சொல்லிட்டு. அப்ப இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா, பீஃப்லே ஒரு ரொம்ப ஹை குவாலிட்டி பீஃப் ஒரு வருடம் மேரினேட் பண்ணது, அந்தமாரி உணவு வகைகள் கூட இருக்கு. அந்த இதில.
ஆஹ. ம், ம். நிச்சயமா ஃபிரஷ் ஆனதான் சமைப்போம். ம்ஹ்ம். ஓ! ஓஹோ ம், ம், ம். அடடா! ஒரு வருஷத்துக்கு அது ஊற வச்சிருப்பாங்களா?
ஆமா. அந்தமாரி சாஸ்ல ஊற வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா $4,000, $5000 அந்தமாரிலாம் இருக்கும்.
அடங் அப்பா! ம். புரியுது, புரியுது.
அப்ப அந்தமாரி உணவுகள் வந்து சமைக்கிறப்ப, அது வந்து அந்த சுவைகள் இருக்கும். அது வேற விதமா மாற்றப்பட்டுருக்கும். இப்ப உங்கக்கிட்ட நான் புது அதாவது மீன் குழம்புலே இன்னக்கி வச்சத கொடுக்கிறேன். அதுவே நான் 1 நாள் பழச கொடுக்கிறேன். நீங்க எத எடுத்து சாப்பிடுவீங்க.
இல்ல நான் வந்து இந்த அடுத்த நாள் உணவ எப்பவுமே நான் வந்து <chuckles> தவிர்க்கிற இ இப்போ
நீங்க அந்த இடத்தில மாற்றமா இருக்கேன், அப்பிடின்னு சொல்லி சொல்றீங்க இல்லேங்களா! இந்த
கண்டிப்பா, கண்டிப்பா. ஏ ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறோம்ல. இதில நிறையா வைரஸ் வந்துரும். பாக்டீரியாக்கள் அதிகப்படியா உருவாகிரும். இந்த மாரியான இதெல்லாம் கேட்டு, கேட்டு அது குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்பிடின்னு சொல்லி பழகி அப்ப நம்ம மட்டும் நம்மளும் குழந்தை தானே! அப்பிடின்ற மாதிரியான ஒரு நமக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லயா! அப்போ குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது. அப்பிடின்ற மாரியான ஒரு எண்ணம் வந்து நான் அந்த பழைய ஃபுட் எடுத்துக்கிறது இல்ல. அதுப்போல இந்த மாரி ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்ல வச்சு நான் பயன்படுத்துகிற மாரி எதுவுமே வச்சுக்க மாட்டேன். அதிகப்படியா காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இத தவிர நான் வேற எதுவுமே அதில வைக்கிறது கிடையாது. ஃப்ரிட்ஜ் ல.
ஆ, ஆ அதே போன்றது. <laughs> புரியுது. ம் புரியுது. பரவால்ல.